எனக்கு இப்ப திருமணமாகி 15 வருஷம் ஆயிடுச்சுங்க. <chuckles> அ. ஆமாங்க. அப்டிங்கும்போது, என்னோட இது வந்து ஒரு வருஷமா அதாவது 17 வயசுலருந்து இத நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என் காதல வந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். அ இந்த மாரி "பாப்பாக்கு கல்யாணம் பண்ணா தான் வந்து பெரியவளுக்கு கல்யாணம் ஆகும்ன்னு சொல்றாங்க". யாராவது வீட்ல விசே வருவாங்க பார்த்தீங்களா, நம்ம சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க பார்த்தீங்களா? <chuckles> அவங்க கிட்ட வந்து என்னோட அப்பா, அம்மா இதவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன நெனச்சேன்னா சரி ஓகே இது நடக்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அவங்க ஜாதக் சொல்றாங்க அம்மாவு பேசுறாங்க. சொந்தக்காரங்கிட்ட சொல்றாங்க. இத்தா
அவ்ளோ வயசு ஓகேங்க. சரிங்க. நிச்சயமாங்க. அந்த மாரிலாம் ஏதும் நடக்காதுன்னு மனசுலேயே நினச்சுக்கிட்டீங்களா?
ஆ ஆமாங்க. அந்த மாரி தான் நானும் நினச்சுட்டுருந்தேன். அ திடீர்னு பார்த்தீங்க அப்டின்னா, என்னோட ஒரு நாள் வந்து எங்க அம்மா வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்றாங்க. "அ கண்ணு இந்த மாரி அக்காக்கு வந்து ஏ ஏஜ் ஆயிட்டே இருக்குமா. அக்கா வயசு பிள்ளைங்கலாம் வந்து குழந்தையே கையில வந்துருச்சு". "அத அதனால என்னம்மா? அப்டே அப்டி அ நீ பண்ணிக்கம்மா? எப்படி இருந்தாலும் கல்யாணம் வாழ்க்கை வரதானம போகுது. அத முன்னாடி பண்ணிக்கிட்டா என்ன? அப்படிங்கிற மாரி" கேட்கறாங்கங்க. எனக்குன்னா கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லங்க. <chuckles> ஆஹ.
நிச்சயமாங்க. யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இல்லையா?
கண்டிப்பாங்க. 18 வயசு தாங்க எனக்கு ஆகுது. இந்த 18 வயசாயி எனக்கு ஒரு 2, 3 மாசம் தான் ஆயிருக்கும்னு சொல்ல போனாங்க. எப்படா எனக்கு 18 ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல என்னன்னே எனக்கே புரியல. <chuckles> "அம்மா என்னம்மா சொல்றீங்க? விளையாடுறீங்களாம்மா? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா? நான் எப்படி எனக்கு இன்னும் நெறைய கனவுகள் இருக்குமா? நான் இன்னும் நறைய படிக்கணும். வேலைக்கு போகணும் சம்பாரிக்கணும். வெளிநாடு போகணும். ச. ஆ."
அடடா! கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாரி இருந்துருக்கும் இல்லையா? ஒரு மாரி ம கண்டிப்பா மனசு உடைஞ்சிருப்பீங்க.
ஆ கண்டிப்பாங்க. எனக்கு அந்த நேரத்தில எனக்கு என்ன அம்மா வந்து உண்மைய தான் பேசுறாங்களா? இல்ல சும்மா விளையாடுறாங்களா? அப்படின்னுலாம் கூட எனக்கு யோசிக்க தோணுச்சுங்க. <chuckles> ஆ. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கா வந்து ஒரு வாட்டி வந்து இந்த பேச்சல்லாம் போயிட்டுருக்கு. நான் வேண்டான்னு தட்டி கழிக்கிறேன். அப்ப என் அக்கா வந்து ஒரு ஒரு முறை வந்து ஒரு தோழியிடம் வந்துட்டு வீடியோ கால் பேசினா. அவங்க வந்து யூ அமெரிக்கால இருக்குங்காட்டி அப்பலாம் வந்து வீடியோ கால் வந்து லேப்டாப்ல சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி தானங்க பேசுவாங்க. வெப் கேமரா அ இந்த மாரி பண்ணி, அப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் எதிர்ச்சியா அக்கா ரூம வந்து கிராஸ் பண்ணேன். அப்போ வந்து அக்கா வந்து ரொம்ப அழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு வாழவே புடிக்கல. அ ஏன்னா அ அவ என்னாங்க அவள வந்து பொண்ணு பார்க்க வரேன். பொண்ணு பார்க வரேன்டே. நெறைய பேர் வந்து நோக அடிக்கிறது. வந்து பொண்ணு பார்த்துட்டு போறது, அப்புறம் ஜாதகம் பாார்க்கறது, ஏதாவது ஒண்ணு சொல்லி தட்டி கழிக்கிறது. இது வந்து அவள மனசு
நிச்சயமாங்க. சரிங்க. ஆமாங்க. அப்படித்தான் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா? அவங்களுக்கும் மனசு. ரொம்ப இதுவா இருந்திருக்கும். ஏன்னா? நான் என்ன நினச்சேன் அப்டின்னா? கண்டிப்பா வந்து உங்க உங்க கிட்ட இந்த மாரி வந்து. பெற்றோர்கள் கேட்கும்போது கண்டிப்பா அக்கா மேல ஒரு கோவம் வரும் இல்லையா? இவளால தான் நமக்கு இப்போ அப்படின்ற மாரி ஒரு கோவம் வரும். ஆனா நீங்க வந்து அழகா வந்து அக்கா வந்து ஃபீல் பண்றத வந்து இதுவா சொல்றீங்க நீங்க?
ஆமாங்க.

நான் வந்து எனக்கு அவரு தெரியுங்க. சின்ன வயசுலருந்து நான் பார்த்துருக்கேன். ஆனா என்னன்னா அவரு கொஞ்சம் பேச மாட்டாரு. கொஞ்சம் வந்து சைலன்ட் டைப். அ இது ஒத்து ஒருமா எங்க இதுல வந்து இன்னொன்னு பார்ப்பாங்கங்க. வீட்டுக்கு மூத்த பையன் மூத்த பையன் கட்ட மாட்டாங்க. இளைய பையன், இளையப்பையன் கட்ட மாட்டாங்க. அப்படிங்கும்போது என் அத்தைப்பையன் வந்து மூத்த பையன் எனக்கு அவருக்கு வயசு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7, 8 என் அக்கா வயசுக்கு எனக்கு விட 1 வயசு கூட தான் அவரு. அப்படிங்கும்போது. அ அதுவும் ஒரு பிரச்சன. வயசு இவ்வளோ அதிகமா இருக்காரு. ஆனா நெறைய பேர் சொன்னாங்க. நம்மளோட வயசு அதிகமா இருக்கவங்களுக்கு கல்யாணம் பண்ணா, நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு எப்படி ஒரு பேம்பரிங் மாரி இருக்கும். அ பயப்பட வேண்டாம். அப்படிங்க மாரி சொன்னாங்க. சரி ஓகே. நம்மளே இந்த வாழ்க்கைய வந்துட்டு எதிர்பாராம ஏதோ அக்காகாக ஏத்துக்கறோம். இ இதில எண்ணத்தங்க போய் இது பண்ணிட்டு இருக்குறது.
சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அக்காக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்களா உடனே?
அதாங்க டுவிஸ்டே பாருங்கங்க. இப்ப நான் சொல்றேன். நீங்களே அசந்து போயிருவீங்கங்க. <chuckles> கல்யா அ எனக்கு கல்யாணம் ஆயி நான் போறேங்க. 3, 4 மாசம். பாத்தீங்கன்னா என் அக்காக்கு வந்து என்னோட சொந்த அம்மாவோட பெரியம்மா பையன். அதாவது என்னோட அம்மாவோட அண்ணன் பையனுக்கே வந்து கேட்கறாங்க. பொண்ணு கேட்கறாங்க வந்து. வீட்ல வந்து.
என்ன ட்விஸட்டு? சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு. ம். ஓ! உடனே உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து கேட்கறாங்க அக்காவ.
ஆ கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு இது பேச்சு வருதுங்க. அ எங்க அம்மாவோட சொந்த அண்ணன் இல்ல பெரியம்மா பையன். ஓகேங்களா? அப்படிங்கும்போது எங்க மாமா பையனே வந்து. ஏன்னா எங்க சொந்தக்கார எல்லாத்துக்குமே தெரியுங்க. என் அக்காவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, ஜாதத்தில பிரச்சனை இருக்கு. இளைய பொண்ண கட்டாம இவள கட்டி வச்சா ஏதாவது ஆயிடும்னு ஒரு பயம். அதனால எல்லாருமே வந்து ஒதுங்கிட்டு இருந்திருக்காங்க. வேற ஒண்ணும் விஷயம் இல்ல. <chuckles>
சரிங்க. புரியுது. நிச்சயமாங்க. ஓ! இப்ப உங்களுக்கு ஆன உடனே வந்து உடனே வந்து எல்லாரும் வராங்க.
ஆ ஆமாங்க. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு கேட்குறாங்க. என் அம்மா வந்து சரி ஓகே. எங்க ஒரு பக்கம் மாமா பையனுக்கு அத்த பையனுக்கு போயிடுச்சு. எனங்கிட்ட ஒரு மாமா பொண்ணு. சரி, பரவால்ல. அப்படின்னு ஒத்துக்கறாங்க. இந்த எல்லா திருமண எங்க அக்காவுக்கு திருமணம் நடக்கும்போது நான் 6 மாசம் ப்ரெக்னென்டா இருக்கேங்க. <breath> ஆ ஆமாங்க. <chuckles> அது மாரி வாழ்க்கையில வந்துட்டுங்க ஒரு கல்யாணம் அப்படியே பாதைய மாத்தி விட்டுருச்சுங்க. ஏன்னா, இதுல நெறைய அடிப்பட்டுடேன்ங்க. என்னோட வாழ்க்கை பாதையே மாறிருச்சுங்க. ஏன்னா நான் நெறைய ஆசைப்பட்டேங்க. நான் வந்து வெளிநாடு போகணும், வேல பார்க்கணும். நறைய இல்லன்னா ஒரு பிசினஸ் மேக்னெட் ஆகணும்னா ரொம்ப நெறைய ஆசைகள் கனவுகளோடு இருந்தேன்.
ஓ! சரிங்க. நிச்சயமாங்க. நெறைய கனவுகளோடு இருந்திருப்பீங்க. அந்த 18 வயசுல உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. ஏன்னா வந்து உங்க தோழிகள்லாம் வந்து நம்ப பேசுறது நம்ம எப்படி பண்ணலாம். அப்படி பண்ணலாம் நீங்களும் அழகா வந்து நெறைய கனவுகளும், நறைய அ விஷயங்களும் வந்து வச்சிருப்பீங்க. இல்லையா? திடீர்னு ஒரு வரும்போது கண்டிப்பா ஷாக்கா இருக்குங்க. எனக்கே கேட்கும்போது ரொம்ப இதுவா இருக்கு.
ஆமாங்க. இன அடுத்து கேட்டீங்கன்னா, அதுக்கு மேல இருக்குங்க. <chuckles> ஆ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க திருமணமாகி நம்ம வரோம். <chuckles> திருமணமாகி வரோங்க. அ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னோட அத்தை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ம். எங்க கணவருக்கு, அடுத்து 2 பசங்க இருக்காங்க.
வரச்சொன்னீங்க.

நிச்சயமாங்க. எப்படிங்க முயற்சி பண்ணாம இருக்கிறது. நம்மள நீங்க போங்கன்னு சொல்ட்டனா, நம்ம அந்த இடத்துல இருப்போமாங்க சொல்லுங்க. அஹ.
கண்டிப்பா. ஒரு மாரி நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா?
ஆமாங்க. நான் அம்மா வீட்ல போட்ட நகை எல்லாத்தையும் வந்து நகை அடகுகள்ல வச்சுங்க. ஒரு அமௌன்ட்ட வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து இனிஷியலா வந்து பேஸ்மெண்ட போட்டு கொஞ்சம் எடுக்குறோம். அதுக்கப்புறம் அமௌண்ட் பத்தல, நான் வந்து ஒரு வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சுட்டேங்க. குழந்தைய கொண்டு போய் வந்து அம்மா வீட்ல குடுத்துட்டு, "கொஞ்சம் நாளைக்கு பார்த்துக்கோங்க அம்மான்னு" சொல்லி, அம்மாவ பார்த்துக்க சொல்லிட்டு, ஏன்னா வந்து அவளுக்கு அந்த பால் வந்து பொட்டி பால் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். இனிமேல் நம்ம வந்து வேலைக்கு போலாம் அப்டின்ற சூழ்நில வந்துருச்சு. சரின்னு பாப்பாவ கொண்டு போய் அம்மா வீட்ல குடுத்துட்டு, அம்மா வந்து உ நம்ம அம்மா நம்மள கைவிட மாட்டாங்கங்க என்னைக்குமே இல்லைங்களா? <chuckles> ஆமாங்க.
சரிங்க. கண்டிப்பாங்க. நிச்சயமா இல்லையா? அது எப்பவுமே நடக்காது அந்த மாரி?
அம்மாட்ட குடுத்துட்டுங்க. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வேலைக்கு போன உனே ஒரு 3, 4 மந்த்ஸ்ல என்னோட பேஸ்லிப்ப வச்சு ஒரு லோன் போட்டேன். லோன் போட்டதும் என்னோட கணவரோட லோனும் போட்டோம். அவரோட பேஸ்லிப் வச்சு லோன் போட்டோம் 2 பேத்து லோனும் போட்டு வீட்ட வந்து கட்ட ஆரம்பிச்சோங்க. வீடு கட்டியாச்சு, மட மட மடன்ட்டு வீடு கட்டியாச்சு, நாங்க வீடு குடியேறி அங்க போயாச்சுங்க. <chuckles> அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு லோனையே அடைச்சாச்சுங்க.
சூப்பருங்க.

ஆ கண்டிப்பாங்க. அ என்னோட வாழ்க்கையே வந்து <chuckles> பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் வந்து எதிர்பார்க்காம நடந்தது தாங்க. ஏன்னா, என்னோட திருமண வாழ்க்கைய பார்த்தீங்க அப்டின்னாங்க அ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. எனக்கு இப்டி ஒரு திருமணம் நடக்குமா? அப்டின்னு நான் எதிர்பார்க்கல. ஆ ஏன்ன <chuckles> ஏன்னாங்க, அ எனக்கு வந்து 18 வயசுலயே க் திருமணம் பண்ணிட்டாங்க வீட்ல. ஆமாங்க.
சரிங்க. ஓ! அப்டிங்களா? ஓ! சரிங்க.
அதுக்கு என்ன காரணம்னாங்க? என்னோட அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விட ஒரு 7 வயசு மூத்தவங்க. அப்டிங்கும்போது அ என் அக்காக்கு வந்து திருமணம் வந்து தள்ளி போயிடே இருந்ததுங்க. அது வந்து போய் ஜாதகத்தில பார்க்கும்போது நெறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா வந்துட்டு எல்லாருமே சொன்ன விஷயங்கள் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் இது தோஷம் இருக்கு. அது வந்து எப்டின்னா, உங்களோட தங்க கல்யாண பண்ணி ஆமாமா, ஆமாங்க. அதாவது எந்த மாரி தோஷம்னாங்க? நெறைய தோஷம் சொன்னாங்கங்க. இந்த வாழ மரத்த வெட்டுறது, அப்புறம் போயி ஆ ஆ ஆமாங்க. நெறைய சொன்னாங்க. நெறைய எல்லாமே செஞ்சு பார்த்தாங்கங்க. ஆனா எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, யூனிக்கா ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, அ இவளுக்கு வந்து இளைய பொண்ணு இருக்கால்லையா? அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணீங்கன்னா இவளுக்கு திருமணம் ஆயிரும். <chuckles> அப்டிங்கிற மாரி சொல்லிட்டாங்க.
சரிங்க. ஓ. அப்டின்னு உங்க அக்காக்கு சொன்னாங்களா? தோஷம் இருக்குன்னு? சரிங்க. ஆமாங்க. இந்த மாங்கல்ய தோஷம் சொல்லுவாங்க இல்லையா? சரிங்க. இது என்னங்க ட்விஸ்டு? அப்ப உங்களுக்கு எப்டி இருந்தது? இந்த நெலைமையெல்லாம் கேட்கும்போது?
ஆமாங்க. எனக்கு ஆரம்பத்தில வந்து உட்கார்ந்து பேசிப்பாங்கங்க. எனக்கு 17 வயசுல இருந்தே இந்த பேச்சு ஓடிட்டு இருக்குங்க. <chuckles> அப்டிங்கும்போது பேசுவாங்கங்க. ஒரு பக்கம் போயிட்டு வருவாங்க. பேசுவாங்க இந்த மாரி சொல்றாங்களே அப்டின்னு பேசுவாங்க. அது ஒரு 1 வருஷமா
அப்டிங்களா? ஓ! உங்களுக்கு இப்ப கல்யாணாம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு?